அம், ஏன்னா என்னனாக்கா, எ எம் என்ன சொல்றது? எனு என்கூட வந்து பழகின வ சில மாணவர்கள் வந்து, நான் 11ஆம் வகுப்பு சேர்ந்ததுக்கு அப்பறமா,
அ,
அந்த மாணவர்கள் சொல்றாங்க, "ஐய்யய்யோ! தமிழ் வந்து ரொம்ப கடினமா இருக்கும். இந்த 11, 12ல அம் அ முதல் மதிப்பெண் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். குடுக்கமாட்டாங்க" அப்பிடி இப்பிடின்னு சொல்லிட்டாங்க.
ஐய்யய்யோ! பாத்தீங்களா! ஆ, அஹ,
ஆமா. இது வந்து எனக்கு, ஐயய்யோ! என்னடா இது இப்பிடி சொல்றாங்களேன்னு சொல்லி. யோசித்து பாருங்களேன்! நம்ப அ கிட்டத்தட்ட நானு 10ஆம் வகுப்புன்னா, எல்கேஜி, யுகேஜி சேர்த்து 12 வருடங்கள் நம்ப படிச்சிருக்குறோம்.
<laughs> ஆ <laughs> ஆமா, அதுவும் முழு முழுச வந்து 100க்கு 100 எடுத்திருக்கீங்க!
ஆமா. எடுத்துட்டு இல்ல 100க்கு 100 எடுக்க முடியல. தமிழ்ல குடுக்க மாட்டாங்க பொதுவா.
அ முதல் மதிப்பெண். ஆ, அ முதல் மதிப்பெண். எவ்ளோ எடுத்தீங்க?
ஆம் அ கிட்டத்தட்ட 96ஓ என்னமோ எடுத்திருந்தேன்.
ஐயோ! அது, அதெல்லாம் வந்து 106க்கு 100ன்னு சொல்லுங்க. அ சொல்லுங்க <laughs> ம்.
<laughs> அ, அப்படி இருக்கயில, இது எவனோ ஒருத்தன் சொன்னானேன்னு சொல்லிட்டு, அ ஒரு பயம் உருவாயிருச்சு, "ஐயோ! நம்பளால வந்து அதிக மதிப்பெண் எடுக்க முடியாதோ!" அப்பிடின்னு சொல்லிட்டு, "சரி. பிரெஞ்ச் எடுப்போம்" அப்பிடின்னு எடுத்துட்டேன்.
அ, சரிங்க. ம், நல்லது. ஆ, சொல்லுங்க.
ஆமா. எதனால எடுத்தேன்ன்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா வந்து ம் அ அதுவது இந்த பிரெஞ்சு கல்லூரி ப லதான் வந்து அவரு வேல செய்றாரு.
ஓ! அப்பிடிங்களா? ஆ.
ம் ஆமா. அதனால எனக்கு வந்து சரி, ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் நம்ப வந்து, அ நம்ப தினசரி வாழ்க்கையிலயே நம்ம வந்து, ஒரு சில வார்த்தைகள், ஆங்கிலம் ம் இல்லாத வார்த்தைகள் நம்ப வந்து ஃப்ரெஞ்சில தான் உபயோகப்படுத்தியிருக்கிறோம்.
அப்பிடிங்களா! ஆ புதுசா அது, புதிய அறிவு. ஆ சொல்லுங்க.
ஆமா, ஆமா. அது எங்களுக்கு இது ஃபிரென்ச்சுன்னே தெரியாம உபயோகப்படுத்தியிருப்போம் <laughs> அப்பிடி, ஆமா. அ இது எங்க ஊர்லயே அப்பிடி இருக்குன்னு வச்சிக்கோங்களேன். ஏன்னா எங்க, இப்போ ஒ அ இந்தியா முழுவதும் வந்து ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள் இல்லேங்களா!
ஆ <laughs> ஆமாங்க.